ஓ ஆனா, அதுக்கப்புறம் கண்ணா முழிச்சுட்டா அப்புறம் பிரச்சனைலாம் ஆவுது. ஓ! கால வேல பாக்காம தியானம் பண்ணிட்டு இருக்கிறியா? அங்க போய் உட்காந்துட்டு போறியான்ட்டு அதுப்புறம் சண்டை வருது
<laughs> <laughs> <laughs> வேல பாார்க்காம இருக்கிறதுக்கு உனக்கு தியானம் ஒரு காரணமா போச்சா? அப்படிங்கிற மாரி இல்லைங்களா? அ. அது பரவால்ல. அது நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்படி அப்படி இருக்கிறதுக்கு. ஆமாங்க. அதாவது அது இப்படி அப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை. அது இல்லனா தான் தப்பு. இருந்தனால தப்பு கிடையாது அது.
ஆ. <laughs> ஆமா. ஆரம்ப அப்படி தான் இருக்கும்ல? ம். ஆரம்பத்திலேயே. ம். ம். அடுத்த நாள் என் பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா? ஆமா "நீ தியானம் அந் அங்க பண்ணாதா நீ பெட்லயே உட்காந்து பண்ணு" அப்படின்னா.
ம். <laughs> என்ன சிரிக்க வைக்கறீங்களே! ஆ.
நான் வேணா தலகாணி வாட்டமா வச்சடுறேன். ஒத்து ஒத்து வந்த கூட நீங்க படுத்து தூங்கிருங்க அப்படின்னா.
இப்பதாங்க எனக்கும் தோணுது. மனசு அமைதியாகறதுக்கு த நல்லா தூங்கணும்னா, என்ன பண்ணணும்னா, உங்க கூட ஒரு 10 நிமிடங்கள் பேசினா போதும். சிரிக்க வச்சே என் மனசுல இருக்கிற மன அழுத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து தூங்க வச்சுருவீங்க போல இருக்கு. ஆ. அதா. ஒன்னாவது தியானம், ரெண்டாவது உங்க கிட்ட பேசுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கா எ நேர் நம்மள சுத்தி வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த பளிச்சு பளிச்சு நடக்கிற என்ம இந்த அலைபேசி, தொலைக்காட்சி, விளக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் இருட்டறையா கொண்டு வந்துற இர இரவு இரவாக இருக்க வேண்டும்.
ம். ஆ. <laughs> <laughs> அச்சச்சோ! ம். ஓ! அப்புறம் சொல்லுங்க. மன அமைதியாக. நீங்க வேற என்னென்ன முறைகள் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுங்க. <laughs> ம். ம். இருட்டு இருட்டா இருக்கணும் இல்லைங்களா?
ஆமாங்க. அந்த அந்த அந்த நேரத்தல தான் நம்ம மனசுக்கே புரியும். நம்ம மனசுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க. அதாவது இரவுனா இப்படி இருக்கும். காலைப் நேரம்னா இப்படி இருக்கும். சின்ன புள்ளையிலேருந்து பார்த்துட்டு வர்றோம்.
ம். கண்டிப்பா. ம்.
ஆ, இப்ப நான் என் வீட்டுக்கார்ட்டயே சொல்லுவேன். கரெக்ட்டா என் புள்ளைய வந்து நான் தூங்க வைக்க போறேன். நாங்க 2 பேரும் படுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அவரு எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு விளக்கெல்லாம் அணைச்சுட்டு வந்து படுக்க வர்றார்ன்னா, அந்த நேரத்துல போய்ட்டு விளக்க ச சின்னதா அந்த மொபைல் எடுத்து பாப்பாரு. அந்த அலைபேசிய எடுத்து பாக்கும்போது என்ன ஆகும், அந்த அவ்ளோ இருட்டுல அந்த அலைபேசியோட அந்த லைட் இருக்குது பாத்தீங்களா? பளிச்சுன்னு அடிக்கும். அது எவ்ளோ பெரிய <laughs>
ம், ம். ம். ம்ஹ்ம். ம். மூஞ்சிலேயே உங்க உங்க மூஞ்சி கிட்டேயே அடிச்சு. நீங்க தூங்கிட்டிங்களான்னு மூஞ்சிலேயே அடிச்சுப்பா பாருங்களா?
<laughs> ஐயயோ! ஐயோ! ஏங்க இப்படி இருக்கீங்க. <laughs> அ தடங்களுக்கு வருந்துகிறோம் இருங்க வர்றேன்.
கடவுளே! அடவுள! ஆ சொல்லுங்க.
அது என்னன்னா வந்து அவர் தனியா உட்காந்து அப்ப தான் நாங்கலாம் தூங்குனதுக்கப்புறம் சரி சைலன்ட் மோட்ல வச்சு அவர் அழகா ஏதாவது கால் வருதா இல்லையான்னு பார்க்குறாராம். ஆனா அங்க அடிக்கிற விளக்கு எங்க 2 பேருக்கும் பழிச்சுன்னு அந்த கண்ணல கண்டிப்பா அடிக்கும். நீங்க பாருங்க இருட்டு அறையில எங்கேயாவது இடத்துல ஒரு அ அலைபேசிய வந்து ஆன் பண்ணி வச்சு பாருங்க. எப்படி இருக்கம் அதொடைய பவர்னு.
ஓ! அ ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க நானே நெறைய வாட்டி இத எக்ஸ்பெரியன்ஸ் பண்ணியிருக்கங்க. அப்படியே நம்ம கண்ணு அப்படியே சுருங்கும் அந்த வெளிச்சம் அடிக்கும்போது அப்படியியே சுருங்கும் நமக்கு கண்ணு.
ஆ அப்போ.